எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் நெறைய பேரு இருப்பாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, தாய், தந்தை அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்களா இருந்தா மனைவி. கண பெண்களா இருந்தா கணவர் அப்டின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா குழந்தைகள் அப்டின்னு இருக்கும். எல்லா உறுப்பினருக்கும் நடுவுல, நம்ம அன்பு மொழி அப்படிங்கிறத சமநிலையா படுத்தணும்னா என்ன பண்ணலாம்?
நிச்சயமா. ஆமா. ஆமா. ம். நிச்சயமா. இது இந்த கேள்வி, ஒரு தர்மசங்கடமான கேள்வி என்று தான் நான் சொல்ல முடியும். இது இது இதுக்குள்ள நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்தோம்னா, சில ஒ ஒரு ஒரு என்ன சொல்றது, முடிவெடுக்கு இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடியதான ஒரு செயல்பாடாக தான் இருக்கும். ஆனாலும், நம் நம்ம வாழ்வியல்ல, அதை நம்ம ஸ் சில நேரங்கள்ல, அதை செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்கள நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிடிச்சாலும் புடிக்காட்னாலும் அத செஞ்சு தான்ப்பா ஆகணுன்ற மாதிரி. அ அ ஆமா, இந்த இந்த குடும்பத்துல இந்த அன்பு சமநிலைப்படுத்துற நெலவரம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சாமர்த்தியமா கையாளப்பட வேண்டும். இதுல வந்து என்ன கொஞ்சம் சாமர்த்திய குறைவு ஏற்பட்டாலும், அது சலசலப்புக்கள ஏற்படுத்திவிடும். அந்த சின்ன சலசலப்புகள், சமாதான குறைவுகளை உண்டு பண்ணும். சமாதான குறைவுகள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தோட நிம்மதியே தொலைஞ்சு போயிரும். ஆமா. இதுல ஆமா.
ம். கண்டிப்பா. ம். ஆமா, ஆமா நிச்சயமா. அ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! நிச்சயமா, நிச்சயமா. இப்போ பெற்றோர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்டிங்கிற பட்சத்ல, பெற்றோர்கிட்ட நீங்க எந்த விதத்தில காட்டுவீங்க, உங்களுடைய அன்ப?
ம்ஹ்ம். ஆமா. அந்தளவேற் படிநிலைகள் இருக்குது இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு குழந்தை பருவத்துல இருக்குற என் பெற்றோரிடத்திலே காட்டுற அன்பு ஒரு வேற விதமா இருக்கும். பள்ளி பருவத்துக்கு முன்னாடி நடக் அ இருக்குறவரைக்கும் அம்மாதான் இல்லையா? ஒரு ஆண் பிள்ளைக்கு அம்மாவை பின்னாடியே சுற்றிக்கொண்டேதான் இருப்பான். அதேபோல பொம்பள பிள்ளைகளும் அப்டித்தான். அந்த அம்மாவுடைய அன்பு, அதுக்கடுத்து அப்பாவினுடைய அரவணைப்பு. இப்படிதான் வரும். இது வந்து எதார்த்தமான மனி மனித இயல்பு. அந்த பதின் பருவத்துக்கு மேல வரும்பொழுது, அந்த அன்பு ஒரு சமநிலைப்பாடு கொஞ்சம் கொறையுது. இது எங்க போகுதுன்னா, கொஞ்சம் நண்பர்கள் பக்கமா திரும்புது, இல்லையா? ஆமா. ஏன்னா, நம்ம நம்ம நம்ம போகற சூழ்நில. அதுவரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம அன்ப அந் அந்த வயதுக்கேற்ற அன்பை தாயாரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப பள்ளிக்கூடம், சமுதாயம், வெளில போய் காரியங்களை நம்ம கிரகிக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம சிந்தனைத் திறனு, நம்ம ஜ சந்திக்கிறதான அ சமூகத்துல இருக்குற நம்ம உடன் நண்பர் அ வேல் கூட படிக்கிற பிள்ளைங்க, அப்படீன்னும்போது, இது கொஞ்சம் கொஞ்சமும் குறையும். பட் ரொம்ப குறையாது. அப்ப அத நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த நம்ம நட்புக்காக இந்த அன்பு செலவிடப்படுகிறது. கொஞ்சம் கூடுதலாக. ஆனால் மனிதனிடத்திலே எவ்வளவு வேண்டுமானாலும் செலுத்துகிறதற்கு அன்பு இருக்கத்தான் செய்கிறது. இதுல வந்து அ நான் செலுத்துற அளவுல அது கொறைஞ்சு போகுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. பட், நம்ம நம்ம செலவிடுகிற நேரங்கள் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு, அந்த குழந்தை பருவத்துல இருக்கும்போது முழு அன்பையும் செலவிடுறதுக்கு நமக்கு அம்மா கூட செலவிடுறதுக்கு நமக்கு நேரம் இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அத பள்ளி பருவம் கொஞ்சம் எடுத்துக்குது இல்லையா? அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம குடுக்குற அன்ப யார்கிட்ட குடுக்குறோம்? நம்ம ஒரு நல்ல உயிர் தோழியோ, ஒரு உயிர் தோழனோ நம்ம வச்சிருக்கிறோம். அவங்ககிட்ட செலவு பண்றதுனால அந்த அந்த சமநிலையில கொஞ்சம், அங்க தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து அது அது பி பிரித்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அடுத்து வாங்க, அடுத்தது இளமை பருவம்ன்னு வரும்பொழுது, அந்த அ யௌவன நாட்கள்ல என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருக்குற அநேக கேளிக்கையை நீங்க அனுபவிச்சு பாக்கணும், அப்படீன்னு போறோம். அப்ப அவைகள் மீது அன்பு அன்பு வந்து அன்பு வந்து சமநிலைப்பட்டு அ செ செலுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு சினிமாவாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் கைபேசியும் கணினியுமாக அது மாறிவிட்டது. அ வலைத்தளங்களாகவும் சமூக வலைத்தளங்களாகவும் மாறி போய்டுச்சு. ஆமா. இப்ப அந்த செதுறப்படுது. ஆமா செதுருது.
ம். கண்டிப்பா. ம், ம், ம். ஆமா. நிச்சயமா. ம். ஓ! சரி. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. <chuckles> ம். ஆமா. ஆமா. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. ம். கண்டிப்பா. ம். ம். ஆமா. நிச்சயமா. ஆம். ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லாமே கைப்பேசி குள்ளயே முடிச்சுக்கிறாங்க இல்லையா?
அ எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க. மொத்த வாழ்வையும் அதில முடிச்சுக்கிறாங்க. தன்னைத்தானே அதில முடிச்சுக்கிறாங்க, முன்னேற்றம் இல்லாம. அப்படிதான் அதை சொல்ல முடியும். எனக்கா அப்ப இ இ இப்படி இந்த வாலிப பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியாக அன்பு செலுத்துகிறார்கள். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. அப்ப அம்மா, அப்பாவுடைய அன்பு அவங்கள்ட்ட இல்லாமல் இல்ல. ஆனால் அதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறார்களோ, அப்படின்ற தோணக்கூடிய அளவுக்கு அ பிள்ளைகளுடைய அந்த வாலிப நடவடிக்கைகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்து வாங்க, திருமணத்துக்கு வாங்க.
ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். ஓ. கண்டிப்பா. அந்த சமயத்தில வந்து அப்பா, அம்மா பேச்சை கேட்காம போறது, இல்லையா? அந்த அந்த வயசில தான் அதெல்லாம் நடக்குது இல்லையா? ஆமா. சரி. அப்ப திருமணம் ஆனதுக்கு அப்பறம் என்ன நடக்குது?
அதேதான். நடக்குது. ஆமா. அ அதுக்கு காரணம் நமக்கு உலகத்தை அனுபவிக்கணும். ஆமா. இங்க தான் முக்கியமான கட்டுக்கு அதுதான். நீங்க இப்ப வரீங்கல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், வாழ்க்கையில. அதிலயும் எங்க ஆண்கள் இருக்கோம் பார்த்தீங்களா? நாங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இது மாறி போகிறது. தாய் என்னை பெற்று அ வளர்த்து இருபத்தி நான்கு வயதோ 25 வயதோ அல்லது 28 வயதிலோ எத்தனை வயது வரைக்கும் நான் திருமணம் ஆகாமலிருந்து நான் திருமணம் செய்து கொண்டு போகிறேனோ அதுவரைக்கும் அந்த அன்பை பொழிந்து கொண்டிருந்த தாயி, இப்ப அந்த அன்ப வந்து இன்னொருத்தி பங்கு போட வரா. மனைவின்னு ஒருத்த அது கால நிர்பந்தம் அது. அதுதான் நியதி. அதுக்காக கல்யாணம் பண்ணி குடுக்காம பிள்ளைகளை வச்சிருக்கவும் முடியாது. மகள்களுக்கும் அப்படித்தான். அப்படின்றபோது ஆமா. என்ன நடக்குது? இப்ப தாய்க்கும் நான் அன்பு செலுத்தணும், என்னுடைய மனைவிக்கும் அன்பு செலுத்தணும்ன்ற பட்சத்தில ஒரு சிறு உரசல்கள் வரத்தான் செய்யுது, இல்லையா? அப்ப இந்த இடத்தில யார் அதிகமாய் உன்னுடைய அ எல்லார் வீட்டுலயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது இயல்பு. மனிதனுடைய இயல்பு. எல்லா வீட்லயும் இருக்குதுன்னு சொல்றதை விட இயல்பா நம்ம நம்ம சுபாவம் எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம் அது. அதனால என்ன நினைக்கிறோம்? அ மனைவிக்கு வந்து என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அ யோசிக்கிறாங்க மனைவி, அ அ, "எனக்கு மட்டுமே என்னுடைய கணவனின் அன்பு கிடைக்க வேண்டும்." அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தாயும் என்ன நினைக்கிறாங்க? "எனக்கு மட்டுமே அந்த அன்பு கிடைக்க வேணும்." அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி
திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? <laughs> அதுதான். ம். ஆ. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. அது எல்லா எடத்துலயும் இருக்கு இல்லையா? ஆ. நிச்சயமா. ஆமா. ம். <laughs> சரி. என் பிள்ளையோட அன்பு எனக்கு மட்டுமே இருக்கணும்.
அது இருக்கு. அது நியாயமான ஆசைகள் தானே அவைகள் எல்லாம், இல்லையா? <inhales> அதில அதில நம்ம குறை சொல்வதற்கோ, தப்பு சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை. <inhales> அப்ப இந்த நேரத்திலதான் நான் சமநிலை
ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்
அ அதாங்க. அதுதான்.
அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க?
அதை சூழ்நிலைப்படுத்துகிறதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அது சில நேரங்கள்ல உங்களுக்கு ஸ் கேட்கறதுக்கு <inhales> பிடிக்கிதோ பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனால், <inhales> என்னுடைய குடும்பத்திலே ஒரு நிம்மதியை நான் உண்டாக்கி எல்லோர் மத்தியிலும் ஒரு குறைவில்லாத ஒரு சந்தோஷத்தை <inhales> ஏற்படுத்த வேண்டுமென்றால், ஒரு ஒரு ஒரு சுமூகமான, சமாதானமான சூழ்நிலையிலே நாம் கொண்டு போக வேண்டுமென்றால், <inhales> சாமர்த்தியம் என்றால் இந்த இடத்திலே நான் சொல்லுவேன். அதாவது <inhales> அ ஒரு ஒரு ஒரு சாமர்த்தியமாக ஒரு ஆண் இந்த பிரச்சனையை கையாளும் பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றால், எ என் என்னுடைய வாழ்க்கையில அதை நான் கடைப்பிடித்து வச்சுக்கிட்டுருக்கேன். அதாவது, இதில என்ன விஷயம்ன்னு கேட்டீங்கன்னா ஆ.
ம். ம். சரி. இப்போ சாமர்த்தியம் வேணும் அப்படின்றீகிறீங்க. சாமர்த்தியம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அந்த சிச்சுவேஷன்ல.
அத அத அதை கையாளுகிறதற்கு திறமை இல்லை என்றால், அதற்கு உண்டான விளைவுகளை நிச்சயமாக அவங்க சந்திச்சுதான் ஆவணும். இப்ப என்னைய எடுத்துக்கங்களேன். நானு சு நான் நான் எப்படி பண்ணுவேன்னா, மனைவியினிடத்திலே தனியாக இருக்கிறபோது, அதாவது 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணுன்னுவாங்க. <inhales> என்னுடைய பாலிசி என்னன்னா, எப்படியாவது இந்த சூழ்நிலையை கையாள வேணுமென்றால், <inhales> அ எ எ நாம எடுக்கிற சி ஒரு சில விஷயங்கள் வந்து, ஒ ஒ நம்ம பொய் சொல்ற மாரி இருக்கும்ன்னு வச்சுக்கங்களேன். அதைத்தான் சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. <inhales> அதாவது அ மனைவியின் இடத்தில போய், அ அம்மாவை விட யா உன்னை விட எனக்கு அம்மா மேல அவ்வளோ ம் பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். <inhales> அம்மாவை புடிக்கும்ப்பா. ஆனா என்னதான் இருந்தாலும், <inhales> இனி என்கூட ட்ராவல் பண்ண போறவ நீதான். <inhales> அப்ப உன்கிட்ட தானே நான் அதிகமா இருக்கணும். நேரத்தை செலுத்த வேணும். <inhales> அதனால அவங்களுக்கு தெரியாம, என் மனசுக்குள்ள உனக்குன்னு ஒரு விசேஷ இடம் இருக்கத்தாம்ப்பா செய்யுது. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாதேன்னு சமாதானப்படுத்திருவேன். புரியுதுங்களா உங்களுக்கு?
ம். ஓ. அ கண்டிப்பா. ம். ஓ. ம். ஞ. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ. சரி. இதே மாரி அம்மா கிட்டயும் பண்ணனும், இல்லையா? வேற வழி கிடையாது.
தாய்கிட்ட,. ஆமா, இது தப்பு இல்லல்ல. நாம என்ன பண்றோம். இப்ப மூ 3 பேருடைய நிம்மதி இங்க கெட்டு போகாம இருக்கா? இல்லையா? இப்ப நான் செய்ற காரியம் தவறா? சரியான்னு நீங்க சொல்லுங்க. இல்லையா? <inhales> என் என் உள் மனசாட்சிப்படி எனக்கு தெரியும். 2 பேருக்கும் நம்ம சமநிலை தான் குடுக்கிறேன். குடுக்கணும். இதுதான் நியமம். அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு சில இடங்கள் <inhales> தாயினுடைய காரியங்கள் வந்து விதிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந் அந்த என்ன சொல்றது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனமும், அன்பும் குடுக்கப்பட வேண்டும். அது எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலையும் எனக்கு தெரியும். <inhales> அதேபோல் மனைவி இடத்திலே எந்த நேரத்திலே அதிகமாய் நான் அன்பு செலுத்த வேண்டுமோ <inhales> அ இருவ் 2 பேரும் இருக்கிற நேரத்திலேயே இந்த சம்பவங்கள் சில நேரம் நமக்கு வரும். அப்ப நீதி நியாயத்தின் படி அத நாம செலுத்திடுவோம். அப்படி செலுத்தும் போது தான் பிரச்சனை வரும். இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது
அ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, சரி தான், நிச்சயமா, சரி தான். ம். கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. ஆமா. சரி. இப்போ ஒ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கண அம்மா, மனைவி அப்படீன்னு சொல்லிட்டிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப மத்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, அப்பா வழி உறவினர்கள் தனியா இருப்பாங்க. அம்மா வழி உணவு உற ம். ம்.
ஆமாம். ஆமா, ஆமா. அது அதான் அதான். அடுத்த அடுத்து வரேன். ஆமா. <inhales> அடுத்து பிள்ளைகள்ட்டேயே வாங்களேன். இப்ப பிள்ளைகள் பொறந்தாச்சு. அ இப்ப என்ன நடக்கும்? உங்க அன்பு இன்னும் அதிகமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். <inhales> மனைவியின் இடத்திலே செலவு பண்ண நேரம் கொறையும். தாயினிடத்திலே செலவு பண்ணுகிற நேரம் இன்னும் அதிகமா கொறையும். இல்லையா? அன்பு செலுத்துற கடமையில. அப்ப அங்கேயும் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப மனைவி வந்து சமாதானமாயி போயிடுவா. இந்த விஷயத்தில பிள்ளைகள் விஷயத்தில நமக்கு பெரிய பிரச்சனை வராது. <inhales> இவங்க அம்மாவையும் விட்டுட்டு, மனைவியையும் விட்டுட்டு, பிள்ளைகள்ட்ட மாத்திரம் அன்பு செலுத்தும்போது, <inhales> நம்மளைக் காட்டிலும் பிள்ளைகள அவர்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கிற படியினாலே, அதில போட்டிக்கு வரமாட்டாங்க. இங்க போட்டி நிகழ்ற இடம், இந்த "மாமியார்- மருமகள்" அப்படின்ற இடத்தில தான் ரொம்ப சிக்கல்கள் வரும். அதனால இந்த பிரச்சனையை நம்ம சுலபமாக கையாண்டு விடலாம். அதேபோல உறவுகள் மத்தியிலே கேட்டீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அவஷியம். அது ரொ அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பத்தில வாழ்ந்தோம். <inhales> அப்ப என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க அங்கேயே அப்பைக்கு அப்ப அன்பை பரிமாறிக் கொள்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நமக்கு கெடைச்சது. அப்படித்தானே? அ அன்னைக்கு கெடைச்சுது
அ. சரி. கண்டிப்பா. ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இப்ப இருக்க பு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனி குடித்தனம் தான் இருக்காங்க. இந்த பட்சத்தில, இப்ப அப்பா வழி உறவினர்கள் பிரச் கூடவும் அ ரொம்ப எ நம்ம நெருக்கமாயிட்டோன்னா அம்மாகிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே அம்மா வழி உறவினர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமானா, அப்பாகிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். இதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
ம். ஆமா. ஆமா. இது போன்ற நல்ல காரியங்களை நம்ம எடுத்து சொல்லிக்க வேண்டியது தான். எந்த இடத்துலேருந்து நம்ம குடும்பம், மொத்த குடும்பம், நம்ம குடும்பம் அப்படின்ற பட்சத்தில, நம்ம குடும்பத்துக்கு நம்மளை யார் அதிகமா நேசிக்கிறாங்க. பாருங்கம்மா! அப்ப ஒரு வேளத்துல, அப்பா வழியில இருக்கிற சொந்தங்கள் வந்து <inhales> அதிகமாக ந நம்மக்குடுத்த அன்பு செலுத்துறாங்க. நமக்கு அக்கறை செலுத்துறாங்க. எல்லா விதத் எல்லா இடத்துலயும் நம்மளை கலந்துக்க வைக்கிறாங்கன்னா, அதை அம்மாகிட்ட எடுத்து சொல்லும்போது அம்மாவுக்கு ஏன் புரியாது? ஒருவேளை அந்த <inhales> அன்பை அம்மாவும் அனுபவிக்க தானே செய்கிறார்கள். அம்மாவுக்கும் அந்த உணர்வு இருக்கத்தானே செய்யும். உலகத்தில வாழ்க்கையில, <inhales> எ நம்மை காட்டிலும் அதிக அனுபவங்களை கடந்து வந்திருப்பாங்க இல்லையா. அது ஒரு ஏற்கத்தக்க விஷயமாக நிச்சயமாக மாறிவிடும். ஏன்னா <inhales> அ எ நம்ம குடும்பத்திலல்லாம் எனக்கு அம்மாவே சொல்லுவாங்க. அவங்க தம்பிமாரு, அவங்க உறவுகள்ட்ட இருக்கிற உறவு முறை, அந்த அந்த பாசம், நேசம், ஒரு வித மாய்மாலமா இருக்கும். அல்லது ஒரு கமர்ஷியலா இருக்கும்டா. ஆனா, அப்பா வழியில இருக்கிறவங்கல்லாம் கிராமத்து ஆளுக தான். அதாவது அம்மாவோட அப்பா வந்து சவுண்டின் இஞ் என்ஜினியர் அப்பாவே. அந்த நாட்களிலே. எனக்கு தாத்தான்னா வச்சுக்கங்களேன். அம்மாவுக்கும் இப்ப 90 வயசு. <inhales> அப்ப அதை அதை அந்த நே அவங்க அப்பவுமே இந்த நாகரீகத்திற்குள்ளாக இந்த நகர வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து கொள் வந் வந்து விட்டவங்க. ஆனா, அம்மா அப்பா குடும்பம் எடுத்துட்டீங்கன்னா, <inhales> கிராமிய பாரம்பரிய பழக்கம் பின்னணி. அப்ப என்ன நடக்குது? அங்க அந் அவங்கட்டருந்து கிடைக்கிற அந்த வெகுளியான பாசம் இருக்கு இல்லையா? அன்பு இருக்கு இல்லையா? அது எங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிக்கும். அப்ப இங்க இங்க எனக்கு பிடிக்குது. இவங்களை விட, இவங்க எனக்கு மேன்மையா தெரியிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற பலன் அதிகம். அப்படின்றனால, நான் அவங்கள்ட்ட அன்பு அதிகமா செலுத்துறேன். இது என்னுடைய என்னுடைய உரிமை இல்லையா? <inhales> நான் அன்பு செலுத்தப்பட வேண்டும். அன்பு செலுத்துவேன். நீங்க என்னைய அன்பு செலுத்தலைனா, நான் எப்படி உங்களுக்கு அன்பு நான் மொ நான் வந்து இயேசு அல்ல, புத்தன் அல்ல, <inhales> அ சத்ரு மாரி யோசிக்கிறதுக்கு. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே.
ம். அ. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. ம். ம். ம். ம். ம். ஓ. சரி. ஆ. ஒஹோ! ஓ! சரி, சரி. ம். ம். புரியுது. நிச்சயமா, நிச்சயமா. ஆ. ஆமா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்கள்ல 2 குழந்தைகள், 3 குழந்தைகள்ல்லாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சரிசமமா அன்பு கெடைக்குமா? இல்ல ஒரு மாரி ஒரு குழந்தையை மேல ஏத்தி, இன்னொரு குழந்தையை கீழ அந்த மாரில்லாம் நடக்குதா?
ம்ஹ்ம். .ஆமா. கிடைக்க வேண்டும். தாய், தகப்பனுடைய கடமை எந்த குழந்தையாக இருந்தாலும், எத்தனை குழந்தையாக இருந்தாலும், அது ஆண் குழந்தையா இருந்தாலும், பெண் குழந்தையா இருந்தாலும், <chuckles> நீங்க பெத்தது தான் அந்த பிள்ளைங்க எல்லாம். இல்லையா. <inhales> அதனால நீங்க கண்டிப்பாக அதை செலுத்தியே ஆக வேண்டும். செலுத்தாத பெற்றோர்கள் இருந்தால், அவர்களுக்கும் நான் இதைத்தான் சொல்லுவேன். சில குடும்பங்கள் அந்த பாராபட்சனால என்ன என்னமோ தெரியல அது. <inhales> அது ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த பார்ஷியாலிட்டி வந்து போகத்தான் செய்யுது, இல்லையா? ஒரு சில குடும்பங்கள்ல, எல் எல்லா குடும்பத்திலயும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நான் அறிவுறுத்த வேண்டியது, எல்லா பிள்ளைகளையும் சரிசமமாத்தான் பார்க்கணும். <inhales> அங்க தவறக்கூடாது. அது வந்து பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு வடுவாகவே மாறிரும், பிற்காலத்தில. <inhales> அப்பறம் நாளைக்கு உங்களுக்கு நீங்க வயசாகும்போது உங்களை வெறுக்கக்கூடியதான சூழல் வருமே. அப்ப உங்களை கவனிக்கிறதற்கு, ஒருவேளை நீங்க அதிகமா நேசிச்ச பிள்ள உங்களை விட்டு தூரம் போயிருவான். ஆனா நீங்க நீங்க நேசி நீங்க ரொம்ப கவனிக்காத ஒரு பிள்ளை தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. அந்த பிள்ளை இங்கேயும் பார்க்கிறான். இன்னொரு பிள்ளை வெளிய போய்ட்டான். நீங்க ரொம்ப அன்பு செலுத்தி அ ய இந்த சின்ன பிள்ளையோட ஒரு பெரிய பிள்ளையை ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கிறீங்க. <inhales> ஆனா அவன் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக வெளிநாட்டுக்கு பிரயாணப்பட்டு போய்ட்டான்னு வச்சுக்கங்களேன். இப்ப உன்னைய கவனிக்கும் போது, <inhales> நீங்க செஞ்ச அந்த காரியத்தை அந்த சின்ன பிள்ளை நெனைச்சுதுன்னா, உங்களை எப்படி நல்லா கவனிக்கும்? உங்ககிட்ட எப்படி அன்பு குடுப்பது? நீங்க குடுத்த அன்பதான் அது திருப்பி குடுக்கும். அப்படி தானே. அதான் அந்த இவைகளை எல்லாம் நினைவில் கொண்டு தான், இந்த உறவுகள் மத்தியில வெவ்வேறு மொழி, அன்பு மொழி பாசைகளை நம்ம சமநிலைப்படுத்திக்கொண்டு நம்ம வாழ்ந்தோம்ன்னாதான், <inhales> அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து.
ம். ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா அ. நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா. ம். அதுதான். கண்டிப்பா. ம். நிச்சயமா கவனிக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் உண்மை. சரி. இப்ப நீங்க அம்மா, அப்பா, மனைவி அப்படீன்னு சொல்லிட்டிருந்தீங்க. "இப்ப அதுக்கு முன்னாடி இருப்பாங்க இல்லையா? தாத்தா, பாட்டி அடுத்த அதாவது பரம்பரையா வரம்போது, இப்ப எல்லோருமே ஒரே கூட்டு குடும்பமா இருக்காங்க." அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்ணலாம்?
ம்ஹ்ம். ஆம். ஆம். முன்னாடி உள்ளது. அதாவது, அது எதார்த்தமா அது என்ன சொல்றது? இது அணிச்சை செயலாக நடந்து கொண்டே இருக்கும். இது சர்வசாதாரணமா அது அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதுல வந்து அந் அந்த அந்த பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? முதிர்நிலை. தாத்தா, பாட்டி, அதுக்கடுத்து அம்மா, அப்பா, அத்தைமாரு, மாமா, பெரியப்பா, சித்தப்பா புள்ளைங்க. அடுத்து, அடுத்த ஜெனரேஷன். ஆமா, இவங்களோட அனுபவத்துக்கு ஏத்தாற்போல, ஒருவருக்கொருவர் ஒரு அனுசரித்து, அந்த பக்குவத்தின்படி அன்பை சமநிலைப்படுத்திக் கொண்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதுதான். ம். ஆனா அந் அ அது கண்டிப்பா, நீங்க சொன்ன மாரி எல்லாமே எல்லோருக்கும் உண்டான அன்பு சமநிலையாகவே இருந்துருச்சுன்னா, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வராது இல்லையா? ஆனா, அதையும் மீறி பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க?
ம். வரவே வராது. ஆமா, நிச்சயமா. அது, அதுதான் யாராவது விட்டு குடுக்கணும். யாராவது இறங்கி போய் அன்பு செலுத்தணும். வேற வழி இல்ல. அதை புரிய வைக்கணும். அது கிடைக்காத பட்சத்துல, அந்த குழுவுக்கு நாம் புரிய வைக்கணும். அதான் இப்ப நான் சொன்னேன்ல்ல, சப்போஸ் அம்மாவும் மனைவியிட்ட மனஸ்தாபம் அம்மாவுக்கு வந்துருச்சுன்னா, மனைவிட்ட சொல்லிட்டே போய் சொல்லலாம். "இத பாரு, இத பண்ண போறேன், இந்த மாதிரி. அவங்கள திருப்திப்படுத்தணும், ஆசுவாசப்படுத்தணும். நீ கோவிச்சிக்காத." அப்படீன்னு போயிட்டு, அவங்க இழந்து போன என்கிட்டேருந்து இழந்து போனதாக கருதிய அன்பை நான் அவங்களுக்கு குடுக்குறதைப் போல காண்பிப்பேன். அவ்வளோதான். புரியுதுங்களா?
கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. அ. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அருமையா, "அன்ப எப்படி சமமா பிரிச்சு குடுக்கணும்?" அப்படிங்குறத சொன்னீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள விரிசல் வராத இருக்கத்துக்கு என்ன வழின்னும் சொல்லீட்டிருந்தீங்க. உங்களுடன் பேசியது மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
சிறப்பு. உங்களோடு பேசியது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.